<laughs>
<laughs> இந்த மாதிரி நான் டைரக்டர்லாம் ஆகணும்னு ஒரு ஆசைங்க. எப்படின்னா, அது ஆகாதுன்னு நினைச்சிக்கங்க. இது இந்த இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வேற வேற பட ம். ம்.
இல்ல நிஜமாங்க. கற்பனை சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அது நிஜமா எல்லாருக்குமே வராது. உங்களுக்கு வந்து நிஜமாகவே நீங்க வந்து அதை போய் அதுக்கூட கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. நிஜமா எனக்கெல்லாம் அது வரலைங்க. நான் ராமாயணத்தலாம் உட்காந்து படிக்கணும். மகாபாரதத்த தினமும் படிக்கணும். அப்டின்னோ இல்ல வந்து பகவத்கீதைய படிக்கணும் அப்படின்னு என் குழந்தைக்கு சொல்லி தர்றதுக்காகவே நான் நிறைய படிக்கிறேன்.
ஆமா. ம். கண்டிப்பா. ம். பாருங்க இப்ப நீங்க சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. பகவத் கீதைய எடுத்துக்கலாம். இப்ப யாருங்க உட்கார்ந்து பகவத் கீதைய உட்கார்ந்து படிக்கிறது? இப்ப நீங்க இணையதளத்தில் போய் தேடி பார்த்தாலுமே, பகவத் கீதைய போய் உட்கார்ந்து அதுவும் எங்க யாருங்க பார்ப்பா உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு கேரக்டர் இந்த குழந்தைகள இப்போ உள்ள ஜெனரேஷன் க்கு, அந்த காலத்தில
அ. ஆமாங்க. இல்ல பகவத்கீதையில கிருஷ்ணரோட உபதேசம்னு சொல்லிட்டு, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ 4 போனஸ் போடுவாங்க அது யூடியூப்பில. அதை மாத்தரம் படிச்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.
அ. இப்போ அதையே ஒரு நல்ல ஒரு நல்ல லவ்வரா கொண்டு வந்து குடுக்கலாம்ல. ஒரு பெரிய ஒரு அந்த கிருஷ்ணருக்கு ஏத்த மாதிரி இப்போ அதே கெட்டப் ல போடாம, ஒரு இப்போ நவீனமா இப்போ வாலிங்கிற கேரக்டர் எப்படி அஜித் ரொம்ப ஸ்மார்ட் அ இருக்காரா? கண்டிப்பா. வாலி எவ்வளோ ஸ்மார்ட் டா இருக்காரு, அந்த ராமாயணத்தில அப்படியா இருக்காரு வாலி? அப்டி இல்லைல்ல. அது தோற்றத்த கொண்டு வந்து புதுசா கொண்டு வந்து காமிச்சாங்கள்ல அந்த கதைய. அது மாதிரி. நான் சொல்றேன். அப்டிலாம் இருந்தா நம்ம மொழிய நல்லா வந்து காப்பாத்தலாம்.
அதான் அது, அதான் புரியுது, புரியுது நீங்க சொல்றது. ஆமா. அதான். இல்ல நெஜமா தான். நீ உங்க கண்ணோட்டம் நெஜமாவே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு.
<laughs>
இல்ல நல்லா தான் இருக்கு. ஏன்னா, யோசிக்கணும். அப்பதான் நம்ம மொழி, அ பின்னாடி இருக்கிற கலாச்சாரம், இங்க இங்க எப்படி வாழ்ந்தாங்க? பாரம்பரியம் என்ன? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் எல்லாருக்குமே தெரிய வரும். இல்லையா?
கண்டிப்பா. ஆ நான் சொல்றேன். ஆமா. கண்டிப்பா. அன்
புதுசா இருக்கும், குழந்தைகளும் வந்து நம்ம போய் உட்கார்ந்து படின்னு சொல்ல தேவல்ல.
பார்ப்பாங்கள்ல ஆமா. ஆமா இப்போ எத்தனையோ ரீல்ஸ் இதெல்லாம் போடுறாங்கள்ல, இந்த மாரியாவது போடலாம்ல. நம்ம கிட்ட ஐடியா கேட்காம விட்டுருக்காங்க. <laughs> நான் என்ன சொல்றேன்னா, இந்த மொழிய வந்து காப்பாத்துறதுக்கு இது ஒரு புதுசா கொண்டு வரலான்னு என்ன ஒரு ஐடியா. உங்க ஐடியா என்ன சொல்றீங்க? அது கொஷ்டீனா கேட்க தான் கேட்டேன். <chuckles>
அதான். <laughs> <inhales> இல்ல நெஜமா தாங்க. இத நான் நெஜமா ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து, யூடியூபில கதைகள்லாம் நெறைய பண்றாங்க தான். நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய இயக்குனர்கள் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல. ஆனா இப்ப நான் சொல்லுவேன் இந்த ஏ ஆர் ரகுமான்லாம் இருக்காங்கள்ல ...அவங்களாம் அந்த இசைக்கருவிகள தேடி தேடி எங்கே பாரம்பரியமா இருக்கு? எங்க கிடைச்சாலும் அத தேடி கொண்டு வந்து எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டு, அவரோட இசைகள் எங்கேயாவது அத புகுத்தி, இது இங்கேயும் தான் எடுத்துட்டு வந்தேன். இது இந்த நாட்டு, இந்த மக்களோட சார்ந்தது அப்படிங்கிறது எவ்வளோ அழகா சொல்றாரு. அது மாதிரி நாமளும் செய்யலாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளோ தோணுது பாருங்க.
ம். ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. வாங்க செய்வோம், கண்டிப்பா. என்ன இந்த மாதிரி விஷயத்தலாம் சொல்லணுங்க. அந்த மொழிய காப்பாத்தி அந்த மொழிய வைக்கிறதில இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு இத வந்து நம்ம புகுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன், ஆ நம்ம மொழிய வந்து தக்க வச்சுக்கலாம்.
ஆ. பாட்டி சொல்ல வேண்டியது இல்ல கதைகள்லாம். டிவியே சொல்லும், நம்ம ஃபோனே சொல்லும் என்ன?
ம். ஆமா கண்டிப்பா.